இல்லங்க. நான் காதல் வய படல. "நான் வந்து பள்ளி பருவத்தில, எனக்கு பள் பள்ளி பருவத்திலேயே வந்து எனக்கு நிறைய அ அந்த மாரி உணர்வுகள் நிறைய ப படம் பாக்கறது, அத ரசிக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அ மு எனக்கு எந்த மாரி படங்கள் பிடிக்குன்னா நட்பு ஸ் இலக்கணமா சொல்ற பாடல்கள் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து, கதாநாயகன் ரீதியா எ எந்த படங்கள் இருக்கோ, அது ரொம்ப பிடிக்கும். அதும் வந்து, கதாநாயகன வந்து துன்புறுத்த வகையிலேயும், அவர வந்து, அ ஒரு டிமோட்டிவேட் பண்ற வகையிலேயும் எந்தெந்த படங்கள் இருக்கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நல்லது, தப்பிச்சிட்டீங்க. ம். சந்தோசங்க. ஓ! ஆ! அதுல இருந்து அவங்க எப்படி மேல, அதுலயிருந்து எப்படி வெளிய வராங்க அப்படிங்கிற சவாலா காமிக்கிற படங்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அ.
சரியா சொன்னீங்க. ஏன்னா, எனக்கு அதுல இந்த பாடங்கள் கத்துக்கணும், கத்துக்கணும், கத்துக்கணும்ங்கிற மாரி சின்ன வயசுல எனக்கு ஒரு மைண்ட்செட்.
ஓ!
அதனால அந்த மாரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப விரும்பி பாப்பேன். ஒரு சில ஒரு சில பாடல்கள் வந்து அப்டியே மனசுல நிக்கும். அட போகாது அது, அவ்ளோ எளிதா போகாது.
ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன், உதாரணம் சொல்லுங்களேன். நீங்க என்னென்ன பாட்டெல்லாம் கேப்பீங்க. ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்காக இப்ப ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்குங்க, என்னென்ன பாட்டுலாம் அதுல இருக்கும் சொல்லுங்களேன்.
ஆமாங்க. இப்போ நிறைய பாடல்கள் வந்து அந்த மாரி இருக்கு. ஆனா மனதில் நிற்க்கும் பாடல்கள்னா கொஞ்சம் கம்மிதான். ஆ இப்போ குஷி அப்படின்னு ஒரு படத்துல இருந்து ஒரு ஒரு பாட்டு வந்துச்சு. ரொம்ப ஜாலியான பாட்டு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாலியான பாட்டு. ஏன்னா நான் வந்து அந்த பாடல்குள்ளேயே போயிருவேன். என்னன்னா ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பாத்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேரு செத்து போயிட்டா. எனக்கு என்னன்னா இந்த பாடல் வரியோட அதுக்கப்புறம் பாப்புன்னு வரும் சரிங்களா.
ஆ சொல்லுங்க. ஓ! சென்டிமீட்டர். சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்புல 100 பேரு செத்து போயிட்டா. அடடே! பா பாப்புனு ஆமாமா, அ.
பாப்பு பாப்பு, பாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சொல். பாப்புங்கிறதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு. ஒகேங்களா. அந்த ஆமா. பாப்பு ட அ ஆஹ். அந்த மாரி ஒரு மியூசிக்கும் வரும். என்னன்னா அது மகுடிய வந்து ஒரு சார்ந்து அந்த மாரி ஒரு மியூசிக் வரும். அது அது அவ்வளவா தெரிந்சிருக்காது. ஏன் எனக்கு தெரியுதுன்னா இந்த படம் வந்த காலத்துல நான் தமிழ் இலக்கண வகுப்புல வந்து ஒரு இலக்கணம் ஒரு இத வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்க ஆசிரியை. அலைமாறி பாப்பு பொருள் கொள் அப்படின்னு, அப்படின்னா என்னன்னா ஒரு செய்யுள் இருக்கும். அத வந்து நாம வளஞ்சு திரிஞ்சு நாம வந்து பாடி நம்ம கத்துக்கணும். பொருள வந்து அப்படியே கத்துக்கக்கூடாது. ஒரு லைன்க்கு அப்றம் 2வது லைன், 2க்கப்புறம் 3ன்னு, 3க்கு அப்புறம் 4ன்னு பாக்கக்கூடாது. 1க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 4 அப்படி பாத்து நீ பொருள் எடுத்துக்கணும். அதான் அலை மாரி பாப் பாம்பு அப்படித்தானே போகும்.
ஓ! அப்படிங்களா? ம். <laughs> ம். ம். பாத்தீங்களா? ம். ஓ! ஐயோ! ஓ!

ஒரு மனக்கஷ்டங்கள், மனக்கசப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ என்னன்னா பாடல்கள்ல விட நான் என்ன பண்ணுவேன், அம். அந்த காலத்தில ஒரு சில பாடல்களுக்கு வந்து மெல் இசை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பாடல்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு போனா, எனக்கு எதுக்கு எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னு நான் சொல்லிருறேன் திருப்பியும். ஒரு ஒரு பாடல் சொல்றேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண் அந்த பாட்ட நான் வந்து கேட்பேன். ஏன் கேட்கிறேன்னா, அந்த பாட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டு வந்த சமயம் எங்க அப்பா என்னைய அழச்சிட்டு போயிட்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் போட்டோ எடுத்தார். சரிங்களா, ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த 1990கள் போயி வாழணும்னு அப்படின்னு ஆச. அ கஷ்டமா இருக்கிற சமயத்தில.
ஆ. சொல்லுங்க. ஆ. அ. ஆமாங்க. சரியான பாட்டு! ம். சரிங்க. ஆ. <chuckles> எனக்கும். <laughs>
அதனால, அந்த 1990கள்ல வந்த பாடல்கள் கொஞ்சம் நான் வந்து ரீவைண்ட் பண்ணி பாப்பேன். இந்த கல்யாண மாலை பாட்டு எனக்கு ரொம்ப புடிக்கும். மண்ணில் இந்த காதல் இன்றி அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப புடிக்கும் எனக்கு. ஆமாமா, ரொம்ப ரொம்ப புடிக்கும். அதில நடுவுல ஒரு வசனம் வரும். "அ மூச்சு விடாம பாடுறேன்னு சொன்னிங்க, ஏமாத்துறீங்க. நானும் மறந்துட்டேன். சரணத்தை பாடுறேன் பாருங்க," அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு.
ஆமாங்க. அதுவா எப்படி இருக்கும். எஸ்பிபி சார் பாட். <chuckles> எஸ்பிபி சார் ம். <laughs> அ. பல் தருணத்த பாடுபவர். <chuckles> ம்.
அது அது எனக்கு அந்த மாரி வரிகள்லாம் ரொம்ப புடிக்கும். அது அப்புறம் ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துச்சு. அப்போ அப்போ எங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் தெரியாது. புதுசா பாக்குறோம் நாங்க. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரெயிலே அதில ஒரு சில இதெல்லாம் ரொம்ப நல்லா <tsk> அது நாங்களே துடிச்சு ஆடணும் போல எங்களுக்கு இருக்கும்.
ஆமா. எ. சிக்கு புக்கு பாட்டா? ரெயிலே

ஆஹா!
அவரு வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப மகிழ்ச்சி! முதன் முறையா வந்த அந்த சந்தோஷம். ஒரு பாட்டு பாடுறாரு அவரு. கற்பனையிலேயோ இல்ல உண்மையிலேயே பாட்டு பாடுறாரு. முதன் முதலில் பார்த்தேன், காதல் வந்தது அப்படின்னு பாட்டு போகுது. அது
ஓ! ஐயா! ஆஹா படம் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. ஆஹா படம். ரொம்ப நல்லா இருக்கும். அழகான பாடல்.
<chuckles> அருமையா பாடுறீங்க. ஆ. அரு ரொம்ப நல்லா பாடுறீங்க, பாராட்டுக்கள். <chuckles>
ரொம்ப நல்லா இருக்கும். <chuckles> இது அந்த இசையோடு சேர்த்து நீங்க கேட்டீங்கனா, எவ்வளவு அழகா இருக்கு! எவ்வளவு நல்ல பிளசன்ட் இப்போ எனக்கு ரொம்ப வந்து வேலை பழுவும் சரி, வீட்டில வந்து ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கும்போதும், பாடல்கள் சிலத நான் கேட்பேன் நானு.
ம். ம். சரிங்க.
ரசிக்க தன்மையான பாடல்கள், ஆ நம்மளோட மூடயே மாத்தி உட்டுரும். ச ஏன் வந்து துக்கப்படுற? சந்தோஷமா இரு! அப்படிங்கிற மாரி தட்டிக் குடுக்கும்.
ஒ! ஆ. நல்லது. ஓ! அதாவது நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து கேட்கிறது வந்து, ரொம்ப மெலடியான பாடல்கள் கேட்க கேட்பீங்களா? இல்ல நல்ல வரிகள் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிற மாரி கேட்பீங்களா?
கண்டிப்பா. அது என்ன சொல்றேன்னா, மியூசிக் வந்து நம்மள முதல்ல தட்டி எழுப்பும். இப்போ வீட்டில எல்லாம் எப்படின்னா, தட்டி எழுந்து, தம்பி 8 மணி ஆகிருச்சுப்பா, எந்திரிப்பா அப்படின்னு ஸ் ஒரு குரல் வந்து தட்டி எழுப்பும், பெட்ஷீட் வெலக்கிட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு டம்ளர் இருக்கும். "இந்தாப்பா, டீ குடி." இப்போ தட்டி எழுப்புற வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் இந்த டம்ப்ளர் இருக்கு பார்த்தீங்களா காஃபி, அதுதான் சொற்கள். <chuckles>
சரிங்க. அ. <laughs> <laughs> ஆமா. அருமை. ஆ. சிறப்புங்க சிறப்புங்க சிறப்புங்க. எங்கேயோ போய்ட்டீங்க. சொல்லுங்க. ஆ.
<chuckles> அதனால, நமக்கு 2மே தேவப்படுது. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தட்டி எழுப்பணும், காஃபி குடுக்கணும் முடிஞ்சிச்சு. அது இல்லாம ஆ நம்ம வேற ஒரு நேரத்தில, இப்போ தூங்கல அப்படின்னா, தம்பி எந்திரி இந்தா காஃபி குடின்னா, நான் எழுந்திரிச்சி தான் இருக்கேன். நீ என்ன புதுசா எழுப்பி விடுற? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சாயல் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கனா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோம். ஒரு ஒப்பாரிகிற இடத்தில, மெலடிய தூக்கி போட்டா அந்த மாரி பிரச்சன வரும். இது சரிங்களா, அது ஒண்ணுக்கொண்ணு வந்து ஏத்துக்காது அது. இது எந்த இடத்துல, எத வந்து செய்யணுமோ கொடுக்கணுமோ அந்த இடத்துல அத தான் கொடுக்கணும். <tsk> அத குடுக்காம, நம்ம தவறா வந்து குடுத்தோம்னா அந்த மாரி வந்து மேட்ச் ஆகாது.
ஆ. அருமைங்க. <laughs> ஆமாங்க. ஆமா. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுங்க. <chuckles> <chuckles> அது போயிட்டு இருக்குது. <grunts> உணர்ச்சிகள் அ கட்டுப்படப்படும், ப புரியுது. இப்போ நீங்க இதை முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது பாட்டு நீங்க எப்போங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு காதல் வயப்பட்டபோது கேட்ட பாட்டா அது?
கண்டிப்பா.